ஆமா. ஹைப்ரிட் தான் அதுவும்.
ஆமா. ஆனா தெ அது தென்ன மரமோ, காயோ, அதுமாரிலாம் எதுவும் வராது. அந்த கிளைகள், இலைகள் மட்டும் தென்னமரம் மாரியே அழகா இருக்குங்க. அது வந்துட்டு வாங்கி வச்சு
<laughs> இது தென்னை மரமே வளத்தா, நம்ம வீடுக்கு எதுவும் சேதாரம் ஆயிறாதாங்க? ஏன்னா அதோட வேரெலாம் இதா இருக்குன்னு சொல்லுவாங்களே!
இல்ல நான் தொட்டிக்குள்ள தான் வச்சிருக்கோம். அது அந்த அளவுக்கு தான் வளருங்க. இப்ப எப்பிடின்னா, அது என்னோட ஹைட் அ ஒரு 5 அடி 8 இன்னுமே ஒரு 2 அடிக்கு தான் வளரும் அப்பிடின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல அது போகாதான்.
அப்பிடியா! சரி, சரி. அழகு அழகுக்கான வளக்குறது போல!
அ அழகுக்கு தாங்க. இதேமாரி நெறைய விஷயங்கள். அப்புறம் அ அந்த ஊஞ்சல தாண்டி போனா, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த தண்ணி தொட்டி போரு அந்தது போர் மோட்ரு இருக்கும். அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லோ கலர் ரோஸ் ஏ அது என்னான்னா, நான் லவ் பண்ண டைம்ல என் மனை அ அப்ப வந்துட்டு இவ வந்து ஒரு செடி அவுங்க ஊர்லருந்து, "இந்தா இத கொண்டு போய், நீ வந்து, அ வள" அப்பிடின்னு சொல்லி குடுத்துவிட்டா! அப்போவெல்லாம் நம்ம வந்து ரொம்ப, "சரி, நம்ம லவ்வர் கொடுத்துட்டா" பயங்கரமா வளத்தணும்ன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு அழகா ஒரு வாங்கி, ஆமாங்க. அது வந்து எல்லோ கலர் ரோஸ் 1. அதான் செடியில ஏதோ இஷ்யூ இருந்தச்சு. அ இப்பமே பூ வந்துக்கிட்டே இருக்கு. ஆனா ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த ரோஸ், இருந்தாலுமே அது வந்துட்டு அது ஞாபகார்த்தமா இருக்கனால, அது வந்துட்டு எங்கேயும் போ கூடாது
ம். ம். <laughs> ஆச ஆசையா! ம். அச்சச்சோ! அது பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. அந்த ஹைப்ரிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அதனால குட்டியா தான் வரும்.
ஆமா. பட்டர் ரோஸ்லயும் அதுக்குன்னு இவ்ளோ குட்டியா இருக்குன்னு தெரிலங்க. ரொம்ப குட்டியா இருக்கும். ஆமா ஒரு 2, 3 மல்லி பூ சேந்தா எப்பிடி இருக்கும்! அவ்ளோதான் இருக்கும், அந்த சைஸ். அப்புறம்
அப்பிடியா? ஆ. ஆ. அது எங்க, சாமி படத்துக்கு வச்சுக்குவீங்களா?